ம். அவங்க நம்பி
ச அப்புடி என்ன அந்த பொண்ணு திருந்திடுச்சா? இல்ல என்னங்க ஆச்சு?
திருந்தவே இல்லங்க அது. அது அப்படியேதான் ஒரு திமுறா, ஒரு தெனாவட்டா. படிப்பிலயும் வந்து ரொம்ப இதாச்சு. ஏன்னா, அந்த அதோட முழு கவனம் வந்து அந்த சமூக வலைதளங்களுக்குள்ள போயிடுச்சு. அப்ப வந்து இது என்ன பண்ணும்? படிக்க படிக்கிறதையும் கோட்ட விட்டுருச்சு. அந்த அரியர்லாம் வச்சு, வச்சு, வச்சு அத சேர்த்து வச்சுக்கிச்சு. ஒரு என்ன சொல்றது? அந்த அந்த சமூக வலைதளங்கள் மூலியமா வந்து நெறைய வந்து ஆண் நண்பர்கள் வேற அது பழக்கம் ஏற்பட்டுருச்சு அதிகமா. ம்.
அச்சச்சோ! பழக்கம் ஏற்பட்ட இதுலங்க எனக்கு இப்ப நெறையா வந்து அரியர்ல்லாம் விழுந்துருக்கு இல்லையா? வீட்டுக்கு இது தெரியாதா?
ஆமா.

கண்டிப்பாங்க. அதேதான். நா நான் வந்து ஆனா இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு. இந்த மாரி அதோட ஒரு ரொம்ப ஒரு இருக்க இருக்க வந்து அந்த ஆடை வந்து குறைஞ்சுகிட்டே போன மாரி தான் இருந்துச்சு. அதிகமாலாம் ஆகல.
ம். அப்புறம் என்னாச்சு? ஓ! வர வர வந்து ஆடைகள் அளவு வந்து குறைஞ்சு. இப்ப L.K.G, U.K.G லெவல்ல வந்து நிக்குது ஆடைகள் அளவு.
<laughs> <laughs> ஆமாமா. அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அது வந்து அவுங்க அப்பா அம்மாலாம் பார்த்துட்டாங்க. அது வந்து. யாரோ வந்து அவுங்க ம். என்னது உறவுகள், அ குடும்பத்தில இருப்பாங்க பாருங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அது அவுங்க அப்பாக்கு அவுங்க அம்மா பாட்டெல்லாம் காமிச்சு அவுங்க அம்மா அப்பலாம் அப்பலாமே
அச்சச்சோ! ஆ. ம். ஆமாங்க. ஆனா, இந்த மாரி உடைகள் ஏர்க்கனவே போடுறது அவுங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா?
தெரியவே தெரியாது. ஏன்னா, அந்த பொண்ணு வந்து இது விடுதியில தங்கி தான் படிச்சிட்டு இருந்தா. இது கல்லூரி. அப்ப அவங்களுக்கு பத்தி என்னா தெரிய போகுது. அவங்க அது மு முன்னாடியே வந்து அதோட இதுல ஃபாலோவர்ஸ்ல வந்து அவங்களோட இதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருந்துச்சு. உறவினர்களா இருக்கட்டும், இந்த தெரிஞ்சவங்கள இந்த மாலா அக்கம் பக்கத்துலல்லாம். <chuckles> ஆனா இந்த இதல்ல எப்படியே மாட்டங்கிச்சு. <laughs> அதா பண்றதே ஒரு திருத்தமா பண்ணும்ல.
ஓ. சரி, சரி, சரி. ம். ரொம்ப அழகான வேலைகள். அ அப்புறம் ஏன்னா அந்த ஒரு படத்துல ஒரு படத்துல கூட காட்டுவாங்க. என்ன தெரியுமா காட்டுவான்? இப்போ வெளியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி க நீங்க சொல்ற மாரி கவர்ச்சியா போகும். போகும்போது பாத்தீங்க அப்டின்னா, சாரி கட்டிக்கிட்டு தலையில பூவெலாம் வச்சுட்டு அழகா நடந்து போ. இப்ப நீங்க சொல்ல மேரி அந்த மேரி தான் நியாபகம் வருது. அப்புறம் என்னங்க ஆச்சு?
<laughs> ஆமா. அதேதான் ஆச்சு. அந்த அவுங்க அம்மா அப்பாவும் வந்து இந்த இது வ் இந்த டூர் போற வரையும் எதுவுமே சொல்லல. திருப்பி அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்படியாவது வந்துதா ஆகணும் அப்ப பேசிக்கலான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்தோனே அடிச்சா அடி விழுந்துச்சு பாருங்க ஓ அடி ஏன் அடி இல்ல. எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் தான் வந்து அந்த பொண்ணு வந்து கல்லூரிக்கு வந்து இப் பழுத்தருக்கு மூஞ்சி கை கால எல்லாம். என்னான்னு கேட்டா இப்படி சொல்து இந்த மாரி வந்து உடை நான் அப்படியே வந்து போட்டனால எங்க அம்மா அப்பாங்க தெரிஞ்சிருச்சு. யா எந்த சனியன் போட்டுடுச்சுன்னு தெரில அது போட்டு விட்டதுங்கலாம் திட்டுதே தவுத்து இது தப்பு பண்ணேன்னு உணரல.
ம். இது தப்பு பண்ணது உணரவே இல்ல. ஆ. அப்புறம்.
ம். அ உணர்வே இல்ல இந்த மாரி அடிச்சுட்டாங்க. இனிமே நான் வந்து வீட்டுக்கே போமாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். இதுக்காக நான் வந்து இன்னும் நான் வந்து இந்த மாரியான உடைகள் அணிஞ்சு நான் வந்து அ சமூக வலைதளம் பதிவிட்டுடே தான் இருப்பேன். அப்போ ஒரு நாள் நான் வந்து பெரிய ஃபேமஸ் ஆவேன். அப்பதான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அப்படின்ற மாரி. <laughs>
ஹய்யய்யோ. எந்த மாதிரி ஒரு தவறான என்ன புரிதலோட அந்த பொண்ணு பேசியிருக்கு? இதோட பின் விளைவுகள் எவ்ளோ பெருசு?
ஆமாங்க. இதுவே ரொம்ப அசிங்கம் இல்லல்லங்க. ஏன்னா வந்து அவங்க அம்மா அப்பாக்கு எவ்வளோ ஒரு தலைவ் தலைகுனிவா இருக்கும். அவங்க சொந்தக்காரங்க பார்க்கற எல்லாத்தையுமே தெரிய வந்துருச்சு. இது வந்து எல்லா அந்த சொந்தக்கார தானே பரிமாறனான்னு சொன்னாங்க. அது அவங்க அம்மா அப்பாவுக்கும் கடைசியா தான் வந்து சேந்துச்சு. அவங்க உறவினர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம்.
ஆமா. அச்சோச்சோ! இது வந்து பெத்தவங்களுக்கு ஆமா பெத்தவங்களுக்கு ஒரு குடுக்குற வந்து தண்டன மாதிரி இது.
ம். பாவம் ரொம்ப தலைகுணிவ